ஆ நிச்சமாங்க. எ இது வந்து நெறைய நடக்குங்க. எ இதுன்ல எந்த ஒரு பிளான் <chuckles> பண்ணினாலுமே இப்ப குறிப்பா நீங்க ஒரு சின்ன ட்ரிப்ல ஆரம்பிச்சு இல்ல, வாராந்திர சந்திப்புகளுக்கு கூட எல்லாரலயும் வந்து எல்லா வாரமும் அ அ வந்துர முடியும் அப்டின்னு சொல்ல முடியாது இல்லையா? சில பேர் வந்து வேற ஏதோ ஒரு காரணங்களுக்காக வர முடியாது. ஆ இருக்கலாம். நிச்சியமாக இருக்கலாம். இப்ப திரு கல்யாணத்துக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பொறுப்புகள் அதிகமாயிடுது அப்டின்னும்போது அ ஒ எ எல்லா வாரமும் எல்லா நண்பர்களும் அங்க வந்து ப் பிரசென்ட் ஆயிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், எங்களோட இதுல அப்டின்னா, அதுக்காக அந்த கூட்டத்தையும் நாங்க ரத்து செய்ய மாட்டேம். இப்போ ஒரு 5 பேர் கொண்ட இதுல ஒரு 4 பேரால வர முடியுது. ஒருத்தர் வர முடியல அப்டினாலும், அந்த சந்திப்ப நாங்க நடத்திட்டு, அங்க நாங்க வந்து இப்போ நம்ம வீடியோ கால் இருக்கு இல்லைங்களா? அது மூலியமா அந்த வர வர முடியாத 1 நண்பர வந்து நாங்க கால்ல எடுத்துக்கிட்டு, அவங்களும் அங்க இருக்குற மாதிரி இப்போ நே நேர்ல வந்து அவங்களால வர முடியல அப்டின்னாலும், கொஞ்ச நேரம் ஒரு அலைபேசியில அந்த உரையாடல்ல அவங்களையும் சேர்த்துக்கிட்டு, அந்த ஒரு மகிழ்ச்சியில அவங்களே பங்கேற்கிற வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா, வந்து நம்ம ஒரு வார நாட்கள்ல வந்து தினசரி ரொம்ப எல்லோருமே ஒரு ஏதோ ஒரு வேலை பழுனால ஒரு ஒளி மன உளைச்சல்லே இருக்கும்பொழுது, அ வார இறுதி நாட்கள்ல ஒரு சந்திப்புங்கிறது வந்து ஒரு மன நிம்மதிக்காக தான அது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கும் சரி, ஒரு மன நிம்மதி ஏற்படுத்திக்கிற ஒரு இடமா இருக்கும்பொழுது, அந்த சந்திப்புகள் வந்து தவறாம செய்யணும் அப்டின்னு சொல்லிட்டு எங்க நண்பர்களுக்குள்ள நாங்க முன்னாடியெல்லாம் எங்களால அத சரியா பண்ண முடியல. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ம். ஏதாவது ஒரு காரணம்
குடும்பம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கலாம்? சில பேரு. ஆமா. கண்டிப்பா. அது தேவையான ஒரு விஷயம் தான். இப்ப இது இதே இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப கு அ பெரும்பாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னன்னா, சில நேரம் வந்து அ அப்பா, அம்மா வீடுலாம் பக்கத்திலேயே தான் இருக்கும். ஆண்களோ, அ பெ பெண்களுக்கான இப்ப கல்யாணம் முடிச்சு வந்தா கூட ஒரே ஊர்ல கல்யாண பண்ணி முடிச்சி அவங்களாம் வந்து தினசரியும் போய் பார்ப்பாங்க. வாரந்தோறும் போய் பார்ப்பாங்க இல்லையா?
கண்டிப்பா.